அந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்டுருக்கேன். இந்த ரீல்ஸ் வீடியோ மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து இந்த நெட்ல சர்ச் பண்ணி, இதலருந்து இந்த கோர்ஸ்லாம் பாருங்க, அந்த ஃப்ரீயாலாம் நடக்கும் பாத்தீங்களா? ஆ அதில பாத்து படிச்சுக்கிட்டுருக்கேன், அதுதான். அதுதான் முக்கிய காரணமே, <chuckles> மத்தபடி இந்த வீணா செலவு பண்ணுற நேரம், படம் பாக்குறது கூட எனக்கு நேரம் அப்படி இல்லையே! படமும் <chuckles> அ. சின்ன சின்னது வேஸ்ட்டா வந்து, இந்த அதுங்க சம்பாரிச்சுட்டு போயிருங்க. அந்த வீடியோ இந்த Youtubeபா இருக்கட்டும், Instaவா இருக்கட்டும், நம்ப பாத்துட்டு இருக்கவங்க, நம்ப நேரம் தான் செலவிடுறது. அதுக்கு வந்து நான் செலவிட மாட்டேன். இந்த இது படிக்கிறதுக்காக தான் நான் வந்து முயற்சி அதுவுமே இப்போ இவ்வளோ கேரியர் கேப் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து, திருப்பியும் நம்ம படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்ல! ஏன்னா வந்து மைண்டே மாறிருச்சு.
ம்ஹ்ம். ஆமாமா. <laughs>
அதுக்குள்ள கொண்டு போறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நேர்ல படிச்சா கூட நம்பளுக்கு, ஏதோ நம்மள ஃபோர்ஸ் பண்ணி எப்டியோ படிக்க வச்சுரூவான். ஆனா வந்து, நே ஸ் தே இந்த ஃபோன்ல படிக்கிறது, கொஞ்சம் அப்டி இப்டின்னு டைவர்ட் ஆகதான் செய்யுது. அதுவும் கொஞ்சம் என்ன பண்ணுறது? மாத்தி அமைச்சுக்கிட்ருக்கேன். பண்ணணும், அப்படின்ற மாதிரி தான் போகுது.
ம்ஹ்ம். <laughs> இல்ல, நீங்க சொல்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம், அதுவும் வீட்டு சுமை, இப்போ குழந்தை வேற, சின்ன குழந்தையா இருக்கும்போது, நம்மளோட கவனம் வந்து, அதும் இணையத்தில படிக்கும்போது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நேர்ல போனோம்ன்னா, அந்த ஒரு வகுப்பறை மோட், அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம மனது வந்து மாறிரும். நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்போ பொதுவா நீங்க காலையிலருந்து உங்க தொலைபேசியிலருந்து பாக்கிறதா இருக்கட்டும், மடிக்கணினிய பாக்கிறதா இருக்கட்டும், இல்லை என்னைக்கோ ஒரு நாள் சில நேரம் நீங்க வந்து தொலைக்காட்சி பாக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேத்து 1 நாளைக்கு நீங்க எவ்வளோ நேரம் ஸ்கிரீன் டைம் எடுக்கறீங்கன்னு நெனைக்கிறீங்க?
ஆமா. அப்படின்னு பாத்தா, ஒரு 4 மணி நேரத்தில 5 மணி நேரம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு.
அது, ஆஹ,
இது ஒரு, ஐ க அக்யூரட்டா சொல்ல முடியல. <chuckles> ஆனா இவ்வளோ நேரம் இருக்கு. ஆ, இவ்வளோ நேரம் இருக்கு. ம்.
இல்ல. அ கண்டிப்பா. அது வந்து எல்லாரும் இப்போ சகஜமா பாக்குறது தானே! இப்போ சில வீடுகள்லலாம், நாடகமே ஒரு சாயந்திரம் ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் ஓடிகிட்டே தான் இருக்கும். அ பெரியவங்க பாத்துட்டுருப்பாங்க, இல்ல குழந்தைகள்
<laughs> ஆமாங்க. இந்த மாதிரிலாம் எங்க மாமியார் பாப்பாங்க. <chuckles>
<chuckles> ஓ! அப்போ 4லருந்து 5 மணி நேரம் கண்டிப்பா வந்து எல்லாரும் பயன்படுத்துறோம் தான். ஏன்னா நமக்கே தெரியாம சில செயலிகள்லாம், இப்போ நான் கூட பொருட்கள்லாம் வாங்க இப்ப செயலிகள் பயன்படுத்துறேன். அது எவ்வளோ நேரம் பாக்கறோம்ன்னே தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் பாத்தப்றோம், அதனுடைய விலையை பாத்து இன்னொரு செயலியில போய் பாப்போம். அப்புறம் அதோட ரெவ்யூ படிப்போம். இப்படியே ஒரு 1/2 மணிநேரம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம உக்காந்துருவோம். அது கடைக்கு போய்ட்டு வந்தாலே, ஒரு 10 நிமிஷத்தில வேலை முடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு.
ம். ம். ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. அதான் ஆசைகள் தூண்ட தூண்ட, நம்ம அடுத்தடுத்து நம்ம பாக்கணும். அது நேரம் போறதே, நம்ப உள்ள போயிட்டோம்ன்னா, நேரம் போறதே வேற தெரிய மாட்டேங்குது. அந்த இந்த ரீல்ஸ் பாக்குறதா இருந்தாலும், ஷார்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும், நீங்க சொல்ற அந்த வந்து ஆன்லைன்ல நம்ம வாங்குற பொருட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம வாங்க போவோம். அடுத்து எதாவது பாக்குறப்போ, திடீர்னு அது வந்து நம்பளுக்கு, அ "இதையும் வாங்கி பாப்போமா?" அப்படின்ற மாரி தோணுது. இது மாரி நீங்க சொல்ற மாரி நெறைய விஷயங்கள், இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதுனாலேயே நம்ம நேரங்கள் வந்து இதில வந்து செலவிட்டு, ஒரு த நல்ல விதமா செலவு பண்ணுறது பிரச்சனையே இல்லைல்ல!